இப்ப பாத்தீங்கன்னா, நமக்கு பள்ளிக்கூடத்தில இருந்து நெறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஆ, இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனும் வெச்சுக்கோங்களேன். அங்க புதிய நண்பர்கள் கிடைக்கறதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிப்போம். என்னா, நாம ஒரு நண்பர்கள் கூடயே பழகி இருப்போம். ஒரு வட்டாரம் இருக்கும். அந்த இதுக்குள்ளயே நம்ம பழகவோம். ஆனா, நீங்கப் பாத்தீங்கன்னா, இங்க இருக்க ஃபிரெண்டு அவங்க கிட்ட கூட நம்ம நல்லாவே பழகி இருப்போம். அந்த மாதிரி. புதிய நண்பர்களோட எப்படி நெருக்கத்தை, ஆ, கொண்டு வரணும். அவங்க கிட்ட நம்ம எப்படி எல்லாம் பழகுனா, அவங்களுக்கு இன்னும் நம்மள நல்லா பிடிக்கும் அப்படிங்கற மாதிரி, உங்களுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க.
ரொம்பவே சரியா சொன்னீங்கங்க. ஏன்னா, நம்ம வந்துட்டு புதிய நண்பர்களிடம் வந்து சேருவதற்கு வந்துட்டு, ரொம்ப வந்துட்டு ஒரு கூச்ச சுபாவத்தோட வந்துட்டு யோசுச்சு கொண்டே இருப்போங்க. ஏன்னா, அவங்களோட எப்படி பேசுறது, எப்பளோ எப்படி நம்ம கிட்ட ஆரம்பிக்கிறது, ஆ, என்ன பேசினா அவங்க எப்படி நம்மள எடுத்துப்பாங்கன்னு, நெறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இப்ப இ பள்ளி பருவத்துல வந்துட்டு, அப்பயில இருந்து ஒரே மாரி நண்பர்கள் மட்டும் இருக்கறதுனால, அவங்களோட ஒரு உரிமைகள்யோட, எல்லாவிதத்துலயும் வந்துட்டு பழகி இருப்போம். ஆனா, அவங்கள்ட்டையும் வந்துட்டு மொதல் வந்துட்டு ஆரம்பிக்கிறது வந்துட்டு என்னன்னா, சிறு வயதில ஒரு விளையாட்டு குணத்தோட ஆரம்பிச்சிருப்போம். அப்ப வந்துட்டு, எந்த யோசனையும் இருக்காது. ஒரு அடிச்சுக்கிறது.
ஆமா. ஆ. தெரியாது. நாம நண்பர்கள தேர்ந்தெடுத்து இருக்க மாட்டோம். நாம அப்படியே பழகி இருப்போம். அவங்களே நம் நண்பர் ஆயிருப்பாங்க.
ஆமாங்க. இப்ப விவரம் தெரிந்த பிறகு வந்துட்டு ஒரு அலுவலகத்திலே போய் வேலை பண்ணி புரிறோம். இல்ல, வந்துட்டு பள்ளிகள் முடித்துவிட்டு கல்லூரிகளுக்கு வந்துட்டு புதுசா போய் சேர்றோம் அப்படின்னா, அந்த இடங்கள்ல வந்துட்டு புதுசாதான் எல்லா மனிதர்களும் இருப்பாங்க. அங்க வந்துட்டு நண்பர்களை எப்படி உருவாக்கறது வந்துட்டு ரொம்ப கஷ்டன்றத யோசிப்போம். ரொம்ப கூச்ச சுபாவத்தோட யோசிச்சு கொண்டே இருப்போம். அப்ப அவங்க கிட்ட போயிட்டு, ஒரு சின்ன விஷயம் ஏதாவது பேசப்போறோம். உதாரணத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் பெண் இருந்தா தாங்களேன்" அப்படின்னு மாதிரி ஒரு ஆ, பெண்ண வந்துட்டு கேட்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஆ, அப்ப வந்துட்டு ஒரு விஷயங்கள் வந்துட்டு வளர ஆரம்பிக்கும். ஆ, நீங்க எங்க படிச்சீங்க, எங்க இருந்தீங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிக்கிறப்ப, நிறைய விஷயங்கள் அப்படியே மாறப்படும். அப்படி அப்படியே ஒரு நண்பர் வட்டத்துக்கு வந்துட்டு நம்ம எடுத்துட்டு வர பண்ணலாங்க.
அ. ஆம். ஆ. இல்ல. ஆ. முதல்ல ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் சாஃப்ட்டா நான் யாரு அப்படிங்கற மாதிரி இல்ல. நீ யாரு அப்படிங்கற மாதிரி கேப்போம்ல. உடனே வந்து நான் இந்த ஊர், அந்த ஊர் எதுவுமே சொல்லமாட்டோம். சாஃப்ட்டா, அ, அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி, "அப்படியா? இந்த ஊர்ல இருந்து தான் வரீங்களா?" அப்படி இப்படின்னு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிடுவோம். அப்படித்தான் இல்லையா?
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. அதே
அந்த ஸ்மால் ஸ்டெப் நீங்க எடுத்து வைப்பீங்களா? முதல்ல பேசுறது இல்ல. வேற யாராவது வந்து உங்ககிட்ட பேசுவாங்களா?
ஆ அதிகபட்சம் பாத்தீங்கன்னா, நெறைய பேர் என்ட்ட வந்து பேசினது உண்டு. அ, நான் ரொம்ப வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு சில நேரங்கள்ல நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, அ, நம்மளும் வந்துட்டு அது மாதிரி இருக்கக் கூடாது. நம்மளும் பேசினாதான் வந்துட்டு கொஞ்சம் தைரியம் வரும். வெளியில வந்துட்டு நம்மளால சர்க்கில்லும் பண்ண முடியும், நெறைய இடங்களுக்குப் போறப்ப. பேசுறதுக்கு வந்துட்டு கண்டிப்பா நம்ம வந்துட்டு முயற்சி செய்யணும். அப்பதான் நல்லது நம்மளுக்கு என்னைக்கா இருந்தாலும். அப்படின்றதை தெரிஞ்சிக்கிட்டு நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நெறைய பேர் கிட்ட போயிட்டு நானே தானா பேசுறது, அ, என்ன ஊரு, என்ன இடம் இந்த மாதிரி எல்லாம் கேட்டு ஒரு மாதிரி சாஃப்ட்டா நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டு, அப்படியே ஒண்ணு ஒண்ணா போறது அப்படியே.
ம்ஹும். ம். ம். ம்ஹும். இப்போ நீங்கச் சொல்லுங்க. நீங்க ஒரு அளவு நண்பர்களாகிட்டீங்க. அதுக்கப்புறம் நெருக்கமா இருக்கணும். எனக்கும் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு அப்படிங்கற மாதிரி. அடுத்தது என்னவா இருக்கும்? உங்களுடைய அ, நீங்க எப்படி அடுத்து என்ன பண்ணுவீங்க?
வந்து பாத்தீங்கன்னா உரிமைகள் வந்துட்டு அதிகமா ஆரம்பிச்சிரும். ஒரு நண்பர்ன்றது பாத்தீங்கன்னா, பெற்றோர்களையும் தாண்டி ஒரு உள்ள விஷயம் நண்பர்ங்கிறது வந்துட்டு. அப்ப நண்பர்களிடையே வந்து நெறைய உரிமைகள் அதிகமா ஆனா எல்லா விஷயத்தையும் நம்ம வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஒரு பெர்சனல் விஷயமா இருந்தாக்கூட, அவங்கள்ட்ட வ பகிர்ந்து கொண்டுகிட்டே இருப்போம். நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் ஒண்ணு விடாம. அவங்க அதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் அவங்க சைட்ல இருந்து ஒண்ணொன்னு சொல்லுவாங்க. நெறைய அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டே இருப்போம். அடுத்து வாழ்க்கையில வந்துட்டு எப்படி முன்னேறலாம்ன்றது வந்துட்டு ஒரு நல்ல நண்பனா இருந்தா அதைப் பத்தி வந்துட்டு பேசுறது. ஆ, இது மாதிரி பண்ணா போ போலாம், பண்ணலாம் அப்படின்னு அவனுக்குத் தெரிஞ்ச விஷயத்தை நம்மளுக்கு சொல்றது, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவனுக்கு வந்து சொல்றது. இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இன்னொன்னுன்னா ரொம்ப நகைச்சுவை வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். நான் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டுப் போகும்பாங்கள்ல. அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அங்க ஈசியாவே நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைங்களா?
ஆ. ஆமா. சரியா சொன்னீங்க. ஆஹன். ஆ. ம். ஆ. நீங்கச் சொல்றது சரிதான். இப்போ உங்களுக்கு உங்கள் நண்பர் நீங்க வந்து பள்ளிக்கூடங்கள்ல பாக்குறீங்க. இல்ல கல்லூரியில பாக்குறீங்க. புதிய நண்பன் இப்போ ஓரளவு நெருக்கமான நண்பன் ஆயிட்டான். நெருங்கிய தோழன் ஆயாச்சு. இப்போ அடுத்த நெருக்கத்தை வர வைக்கறதுக்கு நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம். வீட்டுக்கு வரலாமா? உன்னம்மா எங்க என்னம்மா அப்படிங்கற மாதிரி பேசி. அ, அடுத்தது நம்ம நெருக்கமாவும் இல்லயா, அந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்யறது உண்டா?
கண்டிப்பாங்க. நான் வந்துட்டு எப்பவுமே என்ன யோசிப்பேன்னா, யாரு என்னோட நண்பர்களா வந்துட்டு புதுசா வந்து சேர்ந்தாலும் சரி, பழைய நண்பர்களா வந்தாலும் சரி, முதல்ல எங்க வீட்டுக்குத்தான் அழைச்சிட்டு வருவேன். ஆனா எங்க வீட்டுல வந்துட்டு, அது வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு முற்றிலும் தவிர்ப்பாங்க. எல்லாரையும் வந்துட்டு அழைச்சிட்டு வரக் கூடாது. அம், ஏன்னா, ஆ, யாரு யாரு எந்த எந்த குணாதிசயம்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம நம்ம தான் வந்துட்டு அவங்க கூடப் பழகி இருக்கோம்ன்றப்போ, நம்மளுக்குத்தான் தெரியும். அப்போ நம்ம தான் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். வீட்ல ஒரு பெண்பிள்ளை இருந்ததுன்னா கண்டிப்பா யோசிக்கத்தானே செய்வாங்க பெற்றோர்கள். <tsk> ஏன்னா அந்தக் காலம் அந்த மாதிரி இருக்கு. அதனால அந்த மாதிரி சொல்றப்போ, நம்ம புரிய வச்சோம்னா அவங்க சரின்னு ஒத்துப்பாங்க. அவங்களும் அவன பாத்து பாத்து அவனத் தெரிஞ்சுப்பாங்க. இல்ல அந்த மாதிரி புள்ள இல்ல. நம்ம ஒரு பயத்தின் விதத்துல நம்ம அதை மாதிரி சொல்லிட்டோம், நம்ம புள்ளைட்ட. நல்ல பையனா தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்க
ஏன்? ஆஹா. ம்ஹும். ஆஹா. ஆ. ம். முதல் நாள் தான் அப்படி இருக்கும் இல்லையா? முதல் நாள் அப்படி இருக்கும். நீங்கச் சொல்லச் சொல்ல ஆனா நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, இப்ப என்னோட தோழி எனக்குப் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இந்த மாதிரி புதுசா கல்லூரியில சேர்ந்த புதிதுல, அ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு எங்க அம்மா கிட்ட அவங்கள பத்தி சொல்லிச் சொல்லி பிள்ட் பண்ணி இருப்பேன்.
ஆமா. ஆ.
நிறைய விஷயங்கள நாங்க 2 பேரும் இப்படி எல்லாம் இருந்தோம். இது தான் அவளுக்கும் பிடிக்குமா, இதே சாப்பாடு பிடிக்குமா, இந்த உடை தான் பிடிக்குமா, அ, அவளுக்கும் இங்க எல்லாம் போறது பிடிக்குமா அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டே இருப்பேன். பேரு மாத்திரம் தான் தெரியும். ஆளக் கூட்டிட்டு வந்தது இல்ல. அதனால ஆளக் கூட்டிட்டு வந்தா ரொம்ப எக்ஸ்சைட் ஆயிடுவாங்க. உன்ன பத்தியே தான் மா பேசிட்டு இருக்கா. இங்க வா அப்படிம்பாங்க.
ம். ஆமாமா. கண்டிப் கண்டிப்பா. அ இப்ப அது வந்து பெண்கள்ல வந்துட்டு சாதாரணமா இயல்பா உள்ள ஒரு விஷயம். ஆண்கள் வந்துட்டு அது மாரிலாம் சொல்லிக்க மாட்டாங்க. அம்மா கிட்ட வந்துட்டு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. ஆ சாதாரணமா வந்துட்டு பேரை சொல்லி அந்தப் பையல பாத்துட்டு வந்தாமா, ஒரு நெருங்கிய நண்பன். இவ்ளோதான் அதுக்கு மேல வந்துட்டு பேசமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இதா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே முடிச்சுப்பாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு வரமாட்டாங்க. அப்படின்றப்போ, ஏன்னா பெண்கள் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு தவிர்க்க மாட்டாங்க. சொல்லிதான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அம்மாட்ட ஒரு சந்தோஷத்தையும் சரி, ஒரு துக்கத்தையும் சரி எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிடுவாங்க. அப்ப அது மாரி சொல்லி
ம். ம். அஹ. ஆ. ஆ. இப்ப புதிய நண்பர் கிட்ட, இப்ப புதிய நண்பர் கிட்ட நீங்கப் பேசிட்டு இருக்கீங்க. ஓரளவு ஒரு உங்கள பத்தி எல்லா விஷயமும் தெரியும். இப்ப குடும்பம் மற்றியோ இல்ல உங்களுடைய அந்தப் பழக்கவழக்கங்கள் பத்தியோ, ஏதாவது நீங்க சொல்றது உண்டா? இல்ல அதுக்கு ஏதாவது எல்லைகள் வச்சிருக்கீங்களா?
கண்டிப்பாங்க. நெறைய விஷயங்கள் சொல்லுவேன். ஒரு சில எல்லைகள் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். ஆ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில எல்லைகள்னா ஆ முக்கியமான விஷயங்கள். இப்ப வீட்ல வந்து ஒரு பெண்மணி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அது, இதுன்னா அந்த மாரி விஷயங்கள் வந்துட்டு, இப்ப நான் வந்துட்டு வெளிப்படையாவே சொல்றேன் பாருங்களேன். இப்ப மாதவிடாய்ன்ற ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டத்த குடுக்கக்கூடிய ஒரு விஷயம், வலிகளை. அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்லிக்க மாட்டோம். ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் பேசுறதுக்கான ஒரு இது வந்துட்டு கெடையாது. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. என்னென்ன பேசணும், என்னென்ன பேசக் கூடாதுன்னு. ஆ இப்ப வந்துட்டு ஒரு பிரச்சனைன்னா, அக்காவுக்கு உடம்பு சரியில்ல, போய்ட்டு வந்தறேன் மச்சான். அவ்ளோதான். என்ன ஆச்சுன்னு கேட்கிறப்போ, உடம்பு சரியில்ல. அது மட்டும்தான் சொல்லணும்மே தவிர்த்து, இந்த மாரி பிரச்சனை நீங்க இந்த மாரி பிரச்சனைகள் இதுக்காக நான் போறேன் அப்படிங்கிறதை வந்துட்டு வெளிப்படையா சொல்லிக்க மாட்டாங்க.
ம். ம். ம். ம். ஆ ஃப்ரெண்டுன்னா எனக்குத் தான் அப்படிங்கிற மாதிரி.
அவ்வளவுதான். எனக்குதான்றதை தாண்டி, அ ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசு ஒத்துக்காது. <tsk> அதைச் சொல்றதுக்கு வந்துட்டு ஒத்துக் ஒப்புக்கொள்ளாது. அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு அந்த விஷயங்களை சொல்லாம இருக்கிறதே நல்லது. சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறதை விட.
ஆ. ஆ. ஆ. நல்ல விஷயம் தான். இப்ப நீங்க இப்பலாம் பார்த்தீங்கன்னா, நேர்ல பழகுறதுக்கு நெருக்கமா யோசிக்கிறோம். இப்பல்லாம் ஆன்லைன்ல எல்லாம் நிறைய ஃப்ரண்ட்ஸ்.ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாவா இருக்கட்டும். பா சாட்டிங்ல நிறைய பேர் பேசுறாங்க. எனக்கு இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கிறமாரி, எனக்கு இவ்ளோ ஃப்ரண்ட் இருக்காங்கன்றாங்க. அத பத்தி நீங்க அந்த மாதிரி நே பழகி இருக்கீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு நண்பர் வட்டாரம் இருக்காங்களா?
அ உண்மையிலேயே சொல்லணும்னா நிறைய பேர் அது மாதிரி வந்திருக்காங்க. பெண்களும் சரி, ஆண்களும் சரி. ஆனா பெண்கள் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்துட்டு ஒரு காதலின் வீதமா வந்துட்டு என்னை வந்துட்டு அப்ரோச் பண்ணுண்ட்டு நறைய விஷயங்கள்ல வந்துட்டு இது பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு அது வந்துட்டு பிடிக்காது. எதனால பிடிக்காதுன்னா, இப்ப நான் அதுல வந்துட்டு உள்நோக்கி இறங்கிட்டேன் அப்படின்னா, என்னோட வாழ்க்கை விஷயமே வந்துட்டு முழுகி போயிடும். ஏன்னா அந்த விஷயங்கள்ல வந்துட்டு நான் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா மித்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்துட்டு முடங்கிப் போயிடும். அப்ப நான் அவங்களை பத்தியே யோசிச்சிட்டுருப்
ம். ஆ. இல்ல. நீங்க ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கவங்க கிட்ட போய் நாம எப்படி நண்பர் ஆகுறது? நம்மள பத்தி செய்யறது. இப்ப ரியல் லைஃப்ல அதே பெண்மணி பேசுனாங்கன்னா, நீங்க வேற மாதிரி ரியேக்ட் பண்ணுவீங்களா?
ஒரே மாரிதாங்க ரியக்ட் பண்ணுவேன். என்னன்னா என்னன்னுதான் வச்சுப்பேன். ரொம்ப வச்சுக்க மாட்டேன். ஏன்னா என்னைக்கு எது நடக்கும், எப்படி மாறும்ன்றது சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு கால கட்டத்துல அந்த அந்த மாரிதான் இருக்கு. ரொம்ப நெருங்கிடக் கூடாது. பெண்மணிகள்ட்ட வன்ட்டு, ஆண்கள் வன்ட்டு நெருங்கிடக் கூடாதுதான் நல்லது. அவங்க வந்துட்டு தப்பானவங்கன்னு சொல்ல வரல. அ அது வந்து நெருக்கத்தை அதிகமா குடுத்ததுன்னா அவங்க மனசையும் வந்துட்டு கஷ்டப்படுத்துறதுக்கான ஒரு தருணத்த வந்துட்டு குடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மனசும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். <tsk> ஐயோ அது மாரி
ஆ. ஆ. ம்ஹ்ம். ம். இந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது வந்து சொல்லும்போது, நீங்க ஷையா பீல் பண்ணியா, இல்ல வேணாங்கிற மாரி உடனே ப்ளாக் பண்ணுவீங்களா? ஆ என்ன பண்ணுவீங்க?
பர்ஸ்ட் வன்ட்டு எடுத்து பர்ஸ்ட் வந்துட்டு எடுத்துச் சொல்லுவேன் முதல்ல. அ. அது மாரி எல்லாம் வேணாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. இதெல்லாம் நான் செஞ்சிட்டுதான் அந்த விஷயங்கள வந்துட்டு கை வப்பேன்னு நான் வந்துட்டு முன்னாடியே உறுதி எடுத்துருக்கேன். அதனால கோச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க லைப் நீங்க பாருங்க. உங்க வாழ்க்கையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்க பெற்றோர்களும் உங்களை நம்பறாங்கன்ற மாதிரி ஒரு சாதாரண ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லிட்டு விட்டுருவேங்க. அது வந்துட்டு அவங்க தப்பாக்கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் வருந்தக்கூட செய்யலாம். நல்ல விதத்துல அன்பாவும் சொல்லிப் பார்ப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள்ட்ட. அதனாலதான் உங்களை பிடிக்கிறதுன்ற மாரி இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதை நம்ம வந்துட்டு எவ்வளவுத்துக்கு எவ்வளவு அவாய்ட் பண்றோமோ, அவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லதுன்னு யோசிச்சுதான் அது வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க.
ம். ஆ. ஆ. ஆ. ம். ஆ. இப்ப நண்பர்களுக்குள்ள ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் பேசணும்னு பெரிய இது வச்சிருக்காங்க. என்ன நீனு 1 வாரமாச்சு என்கிட்ட பேசி ஒரு, ஒரு மாதமாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் எடுக்கலைன்னாலே ஏன் அப்படிங்கிற மாதிரி ஃபிரண்ட்ஸ்ன்னா அப்படி எல்லாம் செய்யணுமா?
ம். அப்புல்லாம் செய்யணுமான்றதைவிட, செய்யக் கூடாதுன்னுதான் நான் சொல்லுவேன். ஆ ஏன்னா எப்போதும் பேசுற ஒரு இது வந்துட்டு எப்போதும் இருக்கணும்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லாட்டி அது வந்துட்டு ஒரு பிரிவை கூட ஏற்படுத்திடும். எனக்குத் தெரிஞ்ச ஒரு தோழிக்கு கூட இப்டிதான் நடந்துச்சு. அவுளோட அ ந நண்பி வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப வந்துட்டு நெருங்கிய நண்பரா வந்தட்டு இருந்தாங்க, பழகுனாங்க பள்ளிப் பருவங்கள்ல எல்லாம் தெரியும். திடீரென்று கல்லூரி பருவம் போனவுடனே அவங்க வேற ஊருக்குப் போயிட்டாங்க. இவங்க இங்க இருக்கிற ஊர்லயே இருந்து படிச்சுகிட்டு இருக்காங்க. அப்டின்றப்போ அவுங்க அங்க போனவுடனே அவுங்களோட செயல்கள், குணாதிசயங்கள்லாம் மாறினவுடனே இவுங்களை இவுங்க வந்துட்டு மறந்துட்டாங்க. பேசுறதே கிடையாது. அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது தேவைகள்னா மட்டும் அழைப்புதலிட்டு பேசி, பேசி எல்லாதையும் உரையாடுவது, எல்லாதையும் சொல்வது இப்படியே போயிட்டு இருந்தது. அவுங்களுக்கு ரொம்ப லேட்டா தான் வந்துட்டு அந்த விஷயங்கள் வந்துட்டு புரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் இவுங்களும் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ம அவுங்க தேவைக்குத்தான் வந்துட்டு இருக்கோமே தவிர்த்து, ஒரு நண்பரா வந்துட்டு இருக்கணும்கிற மாரி இல்ல நம்ம அப்டின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவுங்களும் வந்துட்டு வேணானு, அ அவுங்கட்ட இருந்து விலகி வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேங்க.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ஆ. இப்போ உங்க வீட்டுக்குக் கடைசியா உங்க நண்பனை எப்போ கூட்டிட்டு வந்தீங்க. யாராவது புதுசா ஒரு நண்பனைக் கூட்டிட்டு வந்து உங்க கூட நல்லா இப்ப எல்லாம் நாலாம் பார்த்திருக்கிறேன் ஏன்னா எங்க வீட்டுல என்னோட தோழிகளுக்கு எல்லாம் எங்க நம்ம ஊர்ல நடக்குற பொங்கல் தெரியாது. அதுனால ஒரு தடவை என் தோழிய பக்கத்து ஊரலிருந்து கூட்டிட்டு வந்துட்டு, இங்க எப்டி நடக்குதுன்னு பாருன்னு. அந்த மாதிரி நீங்க எதாவது செஞ்சிருக்கீங்களா?
ம். கண்டிப்பாங்க. நிறையவே செஞ்சிருக்கோம். அது வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு புடிக்கும், பிடிக்காமலும் போயிரலாம். ஆனா நான் அதை யோசிக்கவே மாட்டேன். வா இங்க வா. இது எப்டி இருக்குன்னு பாரு. சூப்பரா இருக்கும். ஜாலியா இருக்கும். அந்த மாரி நம்ம நல்லாவே உற்சாகமா இருக்கலாம் அப்டின்ற மாதிரி கூட்டிட்டு வந்து, எங்க ஊர்ல நடக்கிறதை பாரு. இதெல்லாம் அங்க இருக்காது. நம்ம சேர்ந்து ஒரு உற்சாகத்தோடு இதெல்லாம் பாத்து நல்லா இது பண்ணுவோம் அப்டின்னு சொல்லிட்டு கூப்ட்டு, கூப்ட்டு வந்துருவாங்க. ஒரு 2 நாள், 3 நாள் வந்துட்டு இங்கேயே தங்கிப்பாங்க. அ பத்திரமா அவங்களை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு, சொல்லிட்டு ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு திருப்பி அனுப்பி வைப்பாங்க.
ம். ம். ம்ம். பரவால்ல. அதுல நம்ம ப்ரைவசிய கண்டிப்பா வந்து பாத்துக்கணும். அப்படி தான் இல்லயா?
கண்டிப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷ்யம்.
ஆ. இல்ல அவங்களுக்கே அந்த ரெஸ்பெக்ட் தெரியனும். எப்படி ரெளடிவன் ஷிப்ப கெல்தியா எடுத்துட்டு போகணும்னு. இருந்தாலும் நாமலுமே சில நேரங்கள் எல்லாம் ஃபிரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் அப்டிங்கிற மாதிரி இருக்கு.
ஆ உண்மை தா. ஆமாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு புரிதல் ஒரு சில விஷயங்கள்ல இருக்காது. எல்லாத்துலயும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல இருக்காது. முக்கியமான விஷயங்கள்ல. அப்ப நம்ம போய்ச் சொல்றப்போ, அவுங்களுக்கு ஒரு மாதிரி தப்பான எண்ணங்கள் தோண ஆரம்ச்சிடும். என்ன இப்படி நினைச்சுட்டாங்க நம்மல அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியாமதான் இருக்கும். நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலையிலும் இருப்போம். அந்த நேரங்கள்ல வந்துட்டு, சொல்லாமலேயே அவங்களுக்கு தெரிய வைக்கணும் ஒரு சில விஷயங்களை. நம்ம செய்த செயலை பார்த்து அவங்களே வந்துட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பண்ணணும் ஒரு சில விஷயங்களை.
ம். ம்ம். ம். ஆ. ஆ. வீட்ல உங்க நண்பர்கள் எல்லாம் தினமும் மீட் பண்றது உண்டா? 1 வாரத்துக்கு ஒரு தடவையா.
இல்லைங்க. இப்போ உள்ள கால கட்டத்துக்குப் பார்த்தீங்கன்னா நிறைய சூழ்நிலை நெருக்கடினால நண்பர்களைப் பாக்கவே என்னால முடிய மாட்டிங்கிது. போவே முடிய மாட்டிங்கிது. ஆ 1 வந்துட்டு வேலைக்கு போயிருவேன் பகுதி நேரங்கள்ல. அ. மித்த நேரங்கள்ல கல்லூரிகளுக்கு போயிடுவேன். இந்த மாரியே போயிட்டு இருக்கறதுனால கிடைக்கிற நேரங்களும் வந்துட்டு, இப்ப வந்துட்டு எனக்குக் கிடைக்காம போயிடுச்சு. வாழ்க்கையை நோக்கி ஓடணும் இதுக்கப்புறம் வேற வழி இல்ல அப்படின்ற மாரி போயிட்டு இருக்கேங்க.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம், ம். நீங்க ரொம்ப அழகாவே சொன்னீங்க. புதிய நண்பர்களுடன் எப்படி பழகணும்? முதல்ல நான் ஷையா இருப்பேன். ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசிப் ஒரு ஃப்ரெண்ட்லி ரெலேஷன்ஷிப் அதுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிப்பேன். என்ன பத்தி, அ, அம்மா அப்பாவ பத்தி சொல்லி இருப்பேன். அப்ப வீட்டுக்குக் கூட்டிட்டு வரணும். கொஞ்சம் நான் எப்பவுமே கொஞ்சம் யோசிச்சுதான் கூட்டிட்டு வரணும். ஏன்னா எங்க வீட்ல வந்து யாராவது வந்து கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவே அதுல நான் ரொம்ப கவ இதாவே இருப்பேன். ஏன்னா ஒரு பவுண்டரி ரொம்ப முக்கியம். ப்ரெண்ட்ஷிப்குள்ள எனக்கும் நீ வேணா ஃப்ரெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது நிஜமாவே நல்ல விஷயம் தான். அப்புறம் எப்படி பழக்கணும்? முகநூல் நண்பர்கள் எல்லாம் இருந்தாலும் அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கறதும் இங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் சொல்லணும் நண்பர்களுக்குத் தினமும் மீட் பண்ணலைனாலும் என் நண்பன் தான் நீ. நெருக்கமா இருக்கிறதுக்கு தினமும் மீட் பண்ணனும்னு அவசியம் இல்ல. தினமும் பேசணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு ரொம்ப ஆழமாவே சொன்னீங்க. மிக்க நன்றி.
கண்டிப்பா. உங்க கூடப் பகிர்ந்து கொண்டதிலும் எனக்கும் மிக்க சந்தோஷம். அ மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி.
நன்றி.